குடும்பத்துல என்ன பிரச்சனைன்னா, பெரும்பாலும் வந்து அவுங்க எதாவது ஒரு பொருள் வாங்கணும்ன்னு கேட்பாங்க, சரிங்களா, அப்படி அந்த பொருள வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, நாம வந்து அவுங்க என்ன கேட்பாங்க, அதோட பயன மட்டும் தான் பார்ப்பாங்களே தவிர வந்து, அத வாங்குவதற்கு எவ்வளோ விலை ஆகிறது? அந்த விலைய நாம எப்படி சம்பாறிக்கிறோம். அந்த மாரி விஷயங்கள பத்தி அவுங்க யோசிக்க மாட்டாங்க, அந்த இடத்துல. அதனால வந்து அவுங்க கேட்கிற விஷயம் ரொம்ப ப
ம். கண்டிப்பா. அவுங்களோட ஆசை வந்து அப்படி தூண்டப்பட்டுடுச்சுங்க. அவுங்க மேல தப்பு கெடையாதுங்க.
ஆமா. உண்மை தான். இருந்தாலும் அது நம்மள தான பாதிக்குது. நாம தான் வந்து அந்த இது பண்றோம் அப்படிங்கிறப்போ, வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் நிதானமா கையாளுவேன். நான் வந்து, "இது இப்படியா, இப்ப தேவையா, அப்புறம் வாங்கிக்கலாமா?" அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். எதுவுமே புரிஞ்சுக்கல அப்படின்னா, அப்ப நேரடியா வந்து நான் என்ன "இல்ல, இது வாங்க முடியாது." அப்படின்னு சொல்றக்கு பதிலா, "ஆ நிச்சயமா வாங்கிக்கலாம். இது இப்போதைக்கு ஒரு 60,000 இருக்கு. இத வாங்குறக்கு ஒரு 50,000 2 மாசத்துல குறையும், அப்ப வாங்கிக்கலாம்." அப்படிம்பேன். உடனே அவுங்க 'சரி!' அப்படிம்பாங்க. அப்புறம் 2 மாசம் கழிச்சு அவுங்க திரும்ப கேட்கிறப்போ, உண்மையிலே இன்னும் தேவைப்படுதான்னு கேட்டா, பெரும்பாலான நேரங்கள்ல "இல்லடா! அது தேவையில்ல. நாம வந்து வேற"
கண்டிப்பா, கண்டிப்பா. இல்லை. அப்படிதான் பதில் வரும். ஏன்னா, அந்த காலத்தில வந்து வாங்கி, ஆசை ஆசையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, ஒரு குறிப்பிட்ட காலம் ஆனதுக்கு அப்பறமால்லாம், "ச்சீ! இதுவா! இதெல்லாம் வேணாம்." அப்படின்னு அந்த மனநிலைமைக்கே வந்து பெண்கள் அதிக அளவுல தள்ளப்பட்டுருவாங்க. அப்பதைக்கு கெடைச்சா நல்லாருக்கும்ன்னு நெனைப்பாங்க. அப்படி கெடைக்காத பட்சத்தில வந்து, ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு நீங்க சொன்ன மாரி தான், குறிப்பிட்ட காலங்கள் ஆனதுக்கப்பறம் மேல, வேணுமான்னு சொல்லி நீங்களே போய் கேட்டா கூட, "எல்லாம் வேணாம் வேணாம். இத வச்சுகிட்டு நான் என்ன பண்ண போறேன்?" அப்படின்னு சொல்லிருவாங்க.
ஆமா. ஆமாமா. ஆமா, ஆம். ஆமா. அந்தமாரி ஒரு இதுக்கு போயர்றாங்க. சில சமயங்கள்ல, பெரும்பாலும் இப்ப ஒரு நகைகள் அந்தமாரி கேட்கிறாங்கன்னா, 2 மாசம் கழிச்சு கேட்டாலும் வேணும்ன்னு தான் சொல்லுவாங்க.
ஆமாமா. அது நகைலாம் விதி விலக்குங்க. அதெல்லாம் வந்து கணக்குலயே வச்சுக்கக்கூடாது. அது எப்ப தூக்கத்தில போய் கேட்டாலும் நம்ம தூக்கத்தில எழுப்பி கேட்டாலுமே, "அதெல்லாம் வேணும், வேணுந்தான்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
ஆமா. அந்த மாரி காலகட்டத்தில வாங்கிக் குடுத்துருவேன், <laughs> அந்த இதுல. அது எவ்வளோ வாங்குனாலும் நமக்கு வந்து அது வாங்கிட்டே தான் இருக்கணும்ன்னு தோணும், இல்லைங்களா?
"அதுவும் இந்த டிசைன்லயே எனக்கு வேணுன்டா! அவுங்க போட்டிருக்காங்க. அவுங்க சொந்தக்காரங்க போட்டாங்க, நான் பார்த்தேன். எனக்கு அதே மாரியே வாங்கி குடு! கண்ணு முழிச்சு பார்த்தாலே, அதே மாரியே எனக்கு தெரியுது. கண்ண மூடுனாலும் அதே மாரியே தெரியுது." அப்படில்லாம் சொல்லி அடம்பிடிக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேங்க.
<laughs>